கண்டிப்பா அதாவது அ சின்ன வயசில படங்கள் பார்த்திருப்பேன், ம், அ ரொம்ப ஒரு 2 வயசு 3 வயசு அந்தமாதிரியெல்லாம். ஆனா, அப் அதெல்லாம் எனக்கு அவ்வளவா நினைவில இல்ல. அ முதல் முறையா பார்த்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாஷா ஆமா, ரஜினி அவர்களுடைய படம். அது அதுதான் முழுசா உட்காந்து பார்த்தேன். ஏன்னா, அந்த சாங்ஸா இருக்கட்டும், இந்த ஸ்டைல். அ என் தம்பிக்கு மொதல்ல புடிக்கும் அ ரஜினிகாந்த் அவர்கள. அவன் ஆனா ரொம்ப சின்ன குழந்தை தான் <chuckles> இல்ல எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு சில படங்கள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில படங்கள் என்னது அதையே திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கேன்னு தோணும். ஆனா என் தம்பி வந்து ரொம்ப ரசிப்பார். அதனால நான் பள்ளி காலங்கள் அஹ பள்ளிக்கூடம் இல்லை கொஞ்சம் ஒரு 6ம் வகுப்பு, 7ம் வகுப்பு போகும்போது தான் இந்த படம் பார்க்கிறோம். ஆனா முதல் முறையா ஒரு முழுக்குள்
ம்ஹ்ம். ஆ சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அப்ப உங்களுக்கு பிடிக்காதா? சரி. ம்ஹ்ம். ம். ம். ஓ, அப்போதான் பாட்ஷா பாட்ஷா படம் பார்க்கிறப்போ நீங்க 7ம் வகுப்பு படிக்கிறீங்க.
<laughs> ஆமா. அப்போ முழு படம் வந்து பார்த்தேன். அ அதனால அந்த நினைவு வந்து எனக்கு இருக்கு.
சரி. ம். ம். சரி நல்லது. அப்படி என்ன உங்கள கவர்ந்தது அந்த பாட்ஷா படத்தில வர்ற காட்சிகள்?
இல்ல நான் வந்து அந்த படம் அப்பயும் தியேட்டர்ல பாக்கல, தொலைக்காட்சில தான் பாத்தேன், அதுவும் அந்த படம் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் <chuckles> நான் சொல்றது. அது நாங்க ஏன்னா
அப்படி ஓ! ஒ. அப் அந்த படம் வந்து பல வருடங்கள் கழித்துனா, நீங்க 7ம் வகுப்பு படிக்கிறப்ப தான் அதை பார்க்கிறீங்களா?
ஆமா, அது எங்க வீட்ல வந்து அப்பா பொதுவா வந்து தொலைக்காட்சின்னா, இப்போ குழந்தைகளுக்கான படங்களோ
ஓ! சமீப் ம்.
ஆ, அந்த மாதிரி பார்த்திருப்பாங்க. அப்போ இந்த படம் வந்து தொலைக்காட்சியில் ஒரு
பாட்ஷா படம் குழந்தைகளுக்கான படமா? அந்த மாதிரி காட்டினாங்களா.
இல்ல, இல்ல. அதாவது பொதுவா வந்து எங்கள அலோவ் பண்ணுற விஷயங்கள் வந்து, அந்த மாதிரி படங்கள் தான். இது நாங்களே ஆர்வமா பார்க்கிறோம். ஏதோ ஒரு பெரிய ஒரு திருப்பம் நடக்குது. அமைதியா இருக்கிறவர் ஒரு கோவமாகி அதுக்கப்புறம் பழி வாங்குறாரு.
சரி, சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். <yawns> ஒரு தென்றல் புயலா மாறுன மாரி, சரி. ம்.
<laughs> ஆமா. அதனால இந்த படத்தை எல்லாரும் ஆர்வமா பார்க்கிறோம். வீட்டிலேயும் விட்டுட்டாங்க, சரி பார்க்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு அப்புறம்லா கொஞ்சம் நிறைய படங்கள்லாம் அந்த டெக் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ மாமா வந்து
ம். ம். ஆமா. அது பெரிய கேஸட்டை எடுத்து உள்ள போட்டு அதில வந்து படம் வரும். அதில திடீர் திடீர்னு பெரிய அந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து கலங்கின மாரி இருக்கும், டெக் அனுபவம்.